இப்ப, நெறய பேர்கிட்ட நம்ம நாள்தோறும் உரையாடுவோம். அப்படி உரையாடுற பொழுது நெறய ஒ ஒரு சிலர்க்கிட்ட உரையாடுவது, ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமா இருக்கும். அது பெரிய வாய்ப்புக்களுக்கு கூட வித்திடலாம். அப்படி பெரிய வாய்ப்புக்களும் உருவாகியிருக்கலாம். அந்த மாதிரியான அனுபவம், உங்களுக்கு இருக்கா? அத பத்தி பகிர்ந்துக்கங்க.
ஆமாங்க. ம். ஆமாங்க. ம். ம், இருக்குதுங்க. அ நான் வந்து Linkedin அப்பிடிங்கிற, ஒரு ஏ செயலில இருப்பேன்.
ம்.
ஆ. அப்படி இருக்கும்போது என்னோட நிறுவனத்துல, அ, நான் பணிபுரிஞ்சிட்ருக்கும் போது, அதே நிறுவனத்துல புதுசா ஒரு நபர் வந்து சேர்றாரு.
ம்.
அ. அவருக்கு வந்து அதுல நெறயா அ. சந்தேகங்கள் இருக்கு, அப்படிங்கிறனால என்கிட்ட பேச வராரு. அந்த அ. செயலில வந்துட்டு ம் 2 பேரும் சேட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது.
ம்ஹ்ம்.
அப்படி சேட் பண்ணும்போது என்ன ஆகுது? அப்படின்னா, என்கிட்ட தான் வந்து அவரு ஒரு சந்தேகங்கள் கேட்க ஆரம்பிக்கும்போது, நானும் அதுக்கான பதில்லலாம் குடுத்துட்டே இருக்கறேன், இந்தமாரி வேலை செய்யணும், இதெல்லாம் செய்யணும். இப்படியெல்லாம் செஞ்சா அ. உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அ. நல்லா வந்து முன்னேறி வந்துர்லாம். அப்படிங்கிறமாரிலாம் சொல்லிட்டே இருக்கறேன்.
சரி.
அது வந்துட்டு, ஒரு அ முதல் ஒரு, 1 மாசம் மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த 1 மாசம் கடந்துட்டாங்கன்னா, அதுக்கு அப்பறம் அவுங்க வந்து அந்த வேலையில வந்து கொஞ்சம், ஆ, ம் சம்பளம் அதிகம் போட்டு குடுத்துருவாங்க.
ம்ஹ்ம், ம்.
அ அதனால தான், அவரு அவ்ளோ கஷ்டப்பட்டங்காட்டி, நான் அந்த நிறுவனத்தில இருக்கிறங்காட்டி, என்கிட்ட வந்து கேட்குறாரு. அ நல்லா பேசிட்டு இருக்கறோம். 1 மாசம் ஆகுது. அ 1 மாசத்துல அந்த ஆ இதிலேயும் புரமோஷன் வந்துருது, அவருக்கு.
ம்ஹ்ம்.
ஆனா, அ அவரு வந்து எங்கிட்ட தான் உதவி கேட்க வந்தாரு. அ ஆனா, அ அங்க என்ன நடக்குது அப்பிடினா, அந்த உரையாடல் ஆரம்பிக்கும் போதே, ஆ நீங்க எந்த, வே வேற என்ன வேலை எல்லாம் செஞ்சிட்டுருக்குறீங்க? அப்பிடிங்கிறமாரி கேட்டாரு.
சரி.
அ, இல்ல. நான் இது 1ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு நிறுவனத்தில தான வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்பிடின்னு நம்ம சொல்லும்போது, அ அவரு சில கம்பெனியோட ரெக்கமெண்டேஷன்லாம் குடுக்கிறாரு. இந்தமாரி கம்பெனிலலாம் போய் வேலை செய்யுங்க. இதில எல்லாம் கொஞ்சம் சம்பளம் அதிகமா வரும். அ, அப்பிடின்னு அவரு சொல்றாரு. அதாவது நான் என்கிட்ட உதவி கேட்கிறக்கு வந்தவரு என்ன பண்ணிட்டாரு? அப்பிடின்னா, எனக்கு வந்து எல்லாமே அ எல்லாத்தையும் அ குடுக்கும்போது என்ன ஆகுது? அப்பிடின்னா, நான் அதில ஒரு கம்பெனியில போய் அப்ளை பண்றேன். எனக்கு இப்ப இருக்கிறத விட அதிகமான சம்பளத்தில, எனக்கு வே வேலை கிடைச்சுடுது.
ஓ! ஓ! நல்லது. ஆ. சேரி. நீங்க, அந்த Linkedinல பழக்கம் ஏற்பட்டதன் வாயிலாக ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கு. அவரு உங்களுக்கு இந் அ உதவி கேட்டுக்கிட்டு இருந்தாரு, உங்ககிட்ட.
ம். அவ்ளோ அருமையா இருந்துச்சு. அதாவது, ஆ. ஆமாங்க. ம்.
பிறநாள்ல அவர வந்து உங்களுக்கு சில வாய்ப்புகள ஏற்படுத்தி தர அளவுக்கு அந்த பழக்கம், ஆக்கப்பூர்வமா இருந்துச்சு. சரி. இதுபோக அ அந்த தளத்தில வந்து, நீங்க பெரிய வாய்ப்புகள வேற வாய்ப்புகள பெற்றிருக்கீங்களா? ஏதாவது வேற வகையான அ ஒரு உரையாடல் வழியாவோ அல்லது பழக்கங்கள் வழியாகவோ புதிய வாய்ப்புகள் உருவாச்சா அங்க?
ஆமாங்க, ம். ம், ம். ஆமாங்க. அதில நான் மொத மொதல்ல போய் சேரும்போது, ஒரு கம்பெனியில சேர்ந்தேன். அ அத சேரும்போதே நான் அந்த Linkedinல என்னோட, அ ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன்.
ம். இப்ப, நீங்க கம்பெனில சேர்றேன்னு சொல்றது எல்லாமே, ஒரு அந்த ஃபிரீலான்ஸ் அப்பிடின்னு சொல்லுவாங்களே! அ ஒரு அதுபோல தான். அதாவது அ சுதந்திரமா நம்ம பணியாற்றக்கூடிய ஒரு மாத சம்பளம் அல்லாத முறையில தான், நீங்க வேலைகள் செஞ்சுருப்பீங்க இல்லயா! இல்ல, மாத சம்பளம் அடிப்படையிலயா?
ம், ம், ம். இல்ல. மாத சம்பளம் வேலையிலேயும் நான் செஞ்சிருக்கிறேன்.
செஞ்சுட்டீங்க. ஆ, சரி. சரி, சரி.
ம். ஆ 2மே அதில கிடைக்கும். நம்ம நம்ம எத நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ!
அது எப்பிடி, வீட்டுல இருந்தே வேலை பார்க்க கூடியதா? அல்லது அலுவலகத்துக்கு போகணுமா?
இல்ல, இல்ல. வீட்ல இருந்தே வேலை பார்க்கிற கூடிய வேலைகள தான், நான் தேர்வு செஞ்சு, செஞ்சேன். அ ஆஃபீஸ் வொர்க் ஃப்ரம் ஆஃபிஸூ ம் அங்க நம்ப ப கிடைக்கும் அதில.
ம், ம். ஆ, சரி, சரி. சரிங்க. இப் ம். சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து, அங்க வந்து, இதுபோல ஒரு நீங்க வந்து, ஒரு ஆன்லைன் தளத்தில எப்படி வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது அப்பிடிங்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்க. இதேபோல இப்ப நீங்க வந்து உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலும் சரி, அல்லது ஏற்கனவே அறிமுகமான அ, ப பக்கத்து வீட்டுக்காரவங்க அல்லது வேற யாராவது ஒரு, ஒரு சங்கம் சார்ந்தவர்களானாலும் சரி ஏதாவது 1 அவுங்கள்ட பேசுறப்ப, நீங்க அத ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? அந்த வேலைய முயற்சி பண்ணி பார்க்கலாமே! அப்பிடீன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி வேலை இல்லாட்டி கூட, ஒரு அ, பெண்கள் உங்க நண்பர்கள்ட பேசுறப்ப, ஒரு பெண்கள் வட்டாரத்தில, ஒரு சமையல் குறிப்போ அல்லது வேறு விஷயங்களோ ஒரு வாய்ப்பு. ஏதா புதிய பெரிய வாய்ப்புகள் சம்பந்தமா.
ம், ம். நாம் ம். ம். ம், ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆஹம்!
<smacks lips> அந்த அனுபவங்கள் இருக்கா?
ம். அது, மொதல்ல வேலை என்னன்னு சொல்லிட்றேன். நான் மொத மொதல்ல அ போகும்போது, எனக்கு இந்தமாரி Linkedin அப்பிடிங்கிற ஆப் இருக்குன்னே, தெரியாது. அ, அப்ப என்னோட தோழிட்ட நான் பேசிட்டுருக்கும்போது தான் தெரியுது, அ. அந்த தோழி வந்துட்டு, அவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கும்போது, அ. அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு Linkedin ன்னு ஒரு ஆப் இருக்கு. அதில போய் நீங்க அப்ளை பண்ணா வேல கெடைக்கும். அப்பிடிங்கிறமாரி அவங்க அந்த, அ என்னோட தோழிக்கு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஏதோ நாங்க, வேற ஏதோ பேச போயி, எனக்கும் அது வந்துச்சு. ஆ எனக்கே என் தோழி சொல்றாப்பிடி, இந்தமாரி இருக்குதாம்மா! எனக்கு வந்து அதில பாக்குறதுக்கு ஆர்வம் இல்ல. நீ வேணா போய் பாரு! <laughs> அப்பிடிங்கிறமாரி, என்னோட தோழி சொன்னாங்க. அ, ம்.
ம். ஓ! பரவால்ல ஒ ம், புரியுது, புரியுது. பரவால்ல நீங்க, ஏதோ ஒரு உரையாடல் செய்ய போயி, புது புது வாய்ப்புகள்லாம் வெளியே வருது. அது பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். அ.
ஆமா. ஆ. ஆமாங்க. ஏன்னா நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஏதாவது ,அ. இருந்தா பரவால்ல. அப்பிடிங்கிறமாரி நம்ம பேசிட்டுருக்கும்போது, அ. அது எனக்கு திடீர்னு வந்தது. ஏன்னா, அவளுக்கும் அது மேல ஒரு நாட்டம் இல்ல. அதனால, அத அவ பெருசா கண்டுக்கல. அ ஆனா, அது எனக்கு உதவி செஞ்சுச்சு. அந்தமாரி ஒண்ணு கிடைச்சது. ம்.
ம், ம். ஆனா, நீங்க இதுல ஒரு விஷயத்த பார்த்தீங்களா? நம்ம யார்க்கிட்டயாது பேசக்கூடிய பழக்கம். உரையாடக்கூடிய பழக்கம் இருந்தால் தான், அந்த வாய்ப்புகளுக்கு கூட, ஒரு மு ஒரு முகாந்திரம் ஏற்படுது. நம்ம அத தெரிஞ்சுகிறதுக்கு வாய்ப்புக் வாய்ப்புக்கே வாய்ப்பு கெடைக்குது <laughs> இதுவே வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்க, யார்க்கிட்டயுமே பேசாதவங்க. ஏ ப ப அந்த மாரி சா ஷை டைப் அப்பிடின்னு சொல்லி ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. ஒரு அப்பிடியே தனிமையிலேயே இருக்கிறக்கு இருக்கக்கூடியவங்க. அவுங்கள்லாம் வந்து எப்படி வெளி உலகத்தோட ஒரு தொடர்பே இல்லாதவங்களுக்கு இந்தமாரி வாய்ப்புகள் உருவாகிறதுக்கே வாய்ப்பு இல்லேல்ல!
ம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ம், ஆமா, ஆமா, ஆமா <laughs> ம். ம். ஆமாங்க. ம், ம், ம். அ கண்டிப்பா இல்லைங்க. அது பேசினா மட்டும்தான் தெரியும். அ ஆனா அ அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா பேசும் போதே குறிப்பா அவங்களுக்கு அ என்ன கருத்தோ அத மட்டும் பேசுவாங்க, அப்படிப் பேசினாலுமே. அ அப்படிப் பேசும்போது கெடைக்கும்ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த மாரிதான். அதனாலதான் என்னால சொல்ல முடிஞ்சது. நான் அந்த அளவுக்கு எல்லாத்துக்கூடயும் பார்த்தவுடனே பேசமாட்டேன். அ இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ம் எனக்கு வந்த எல்லா வாய்ப்புகளும் எனக்குத் தெரிஞ்சவங்களாதான் இருப்பாங்க. இப்ப என் தோழிட்ட இருந்து வந்திருக்கும், அ இல்ல என்னோட பெற்றோர்கள் சைடுல இருந்து வந்திருக்கும். அ இல்ல என்னோட ஆசிரியர்கள் சைடுல இருந்து வந்திருக்கும். <laughs> ஆமா.
ம். ஆ. ம். ஆ. சரி, சரி. அ, அ, அ. இப்ப நீங்க ஒரு தோழிகிட்ட இருந்து வருதுன்னு சொல்றீங்க, சரி. அந்தத் தோழியே கூட ஒரு நாள் உங்களுக்குப் புதியவர்களாகத்தான அறிமுகமாயிருப்பாங்க? அப்ப அ, ஏதோ இது ஏதோ ஒரு வகையில வந்துட்டாங்க. புதுசா வர்றதுன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் உங்ககிட்ட வர்றதுன்னா அப்டிங்கற மாரி இருக்கீங்க. <chuckles> ஒரு உங் ம்.
அது ஏதோ அந்த கல்லூரியில எப்டியோ அறிமுகம் ஆய்ட்டாங்க. அதனால ஆமா, ஆமா. ஆமா, ஆமாங்க. அ <chuckles> இருந்துச்சு, இந்த ப் பேருந்துல போகும்போதெல்லாம் வந்து பக்கத்துல வந்து உட்காரவங்க நல்லா பேசுவாங்க. ம் அ அவங்கள்ட்ட வந்து ஆஹ்.
அ அ. பேருந்துல போறப்பயே நெறைய உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னா, நீங்க நிச்சயமா ரயில் பயணத்துல நெறையவே பெறலாம். ஆனா, அந்த வாய்ப்பு ரயில் பயணம் செஞ்சிருப்பீங்களான்னு தெரியல.
ம். ஆஹா! நான் வந்து எப்பவுமே ரயில் பயணம் எப்டி இருக்கும்ன்னா, ஸ்லீப்பர் கோச் போட்ருவேன். தூங்கிகிட்டே போயிருவேன். ஆமா. அதனால ரயில் பயணம்ன்னாவே இரவுதான்.
சரி, சரி. தூங்கிட்டே போவீங்க. ஆ இந்த செகண்ட் ஸ்லீப்பர்னு சொல்வாங்க இல்லையா? உட்கார்ந்துட்டுப் போற வசதி, அதுல போயிருந்தீங்கன்னா நல்லா பேசுவதற்கு நெறைய வாய்ப்பு கிடைக்கும். ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் உட்கார்ந்துட்டுப் போனீங்கன்னா, பக்கத்துல யாராவது நெறைய ஒரு வயதானவர்களும் வருவாங்க, இளம் வயதுக்காரங்களும் வருவாங்க. அவங்க வந்து ஒரு 4 மணி நேரத்தக் கடக்குறதுக்குக் கலகலன்னு ஏதாவது பேசித்தான் ஆகணும். அப்படி வர்றப்ப, நெறைய வாய்ப்புகள் அங்க உருவாகும். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு, அதனால நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன்.
ஆமா, ஆமாங்க. ஆஹா. சரி, சரிங்க. ம். ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம். அந்த ஓ! அததாங்க புரியுது, புரியுது. ஆனா எனக்கு நான் இப்ப வளர்ந்து வந்த பருவத்துல பார்க்கும்போது, அப்படி வந்தாலும் 1 மணிநேரம், 2 மணிநேரம் வந்தாலும் நம்ம இப்பலாம் மொபைல் பார்த்துட்டே போயிடுறோங்காட்டி, அ பேசுவாங்களானே எனக்குத் தெரியாது. ம்.
ஆ. அத சொல்லுங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு மொபைல வச்சுட்டு அந்த மொபைல் ஸ்கிரீனப் பார்த்துட்டு இருந்தா அந்த நேரம் போறதே தெரியாது. பக்கத்துல யார் ஒட்காருறாங்க, யார் எழுந்திருக்கிறாங்க அப்படீன்னே நமக்குத் தெரியாது. அந்த மாதிரிதான் இந்த உலகம் போகுது.
ம் ஆமாங்க. ஆமா, ஆமாங்க. யாராவது நீங்க சொன்ன மாரி வயதானவங்க வந்தா மட்டும் தான், அதாவது யா இன்னொருத்தர், மொபைல் இல்லாம வந்தா மட்டும் தான், நம்ம மொபைல் வச்சுப் பார்த்துட்ருந்தாலும் விடமாட்டாங்க, பேசுவாங்க கூப்ட்டு. <chuckles> ம்.
ஆமா. அப்ப அந்தப் பெரிய வாய்ப்புங்கறது நம்ம மொபைலப் பத்தி விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதுலயும் கூட ஒரு WhatsApp தளத்துலயோ, WhatsApp குழுக்கள்லயோ ஒரு உரையாடல் நீங்க செஞ்சுகிட்ருக்கீங்க அப்டின்னு சொன்னா யாருகிட்டயாவது பேசுறீங்க அப்டின்னா, அதுல கூட உங்களுக்குப் பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய அ சூழ்நிலை இருக்கு. நீங்க நல்ல இப்ப LinkedIn உதாரணமா சொன்னீங்க. அதே போற ஒரு வேலை வாய்ப்புத் தளத்துக்காக றைய WhatsApp குழுக்கள் இருக்கு. அதுல ஒரு நம்பகத்தன்மை இருக்காங்கறது அடுத்த பிரச்சன, அது ரொம்ப கேர்ஃபுல்லா, அது ஒரு ரொம்ப கவனமா கையாளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா, அங்கேயும் வந்து அ நம்ம ரொம்ப கவனமாத் தேர்வு செஞ்சோம்னா, பெரிய வாய்ப்புகள் உருவாகுறதுக்கு நெறைய அ சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்டி எதாவது கு நீங்க குழுல இருக்கீங்களா? WhatsAppல?
ம். ம். ம். ம். ம். ம், ம். ஆமாங்க. ம், ம். ம். ம், இல்லீங்க. அந்த குழு அப்படின்னாவே, நான் தல தெறிச்சு ஓடிருவேன். அ, ஏன்னா, அதில அ தேவையில்லாததும் வரும். பொய்யாவும் வரும். அ, என்னனா சில நேரங்கள்ல அ வேல இருக்குன்னு சொல்லிட்டு, பணம் கேட்கிற மாரி இருப்பாங்க. அ அதனால 2வது நம்மளோட மொபைல் நம்பரு குடுத்துட்டோன்னா, தேவையில்லாத கால்ஸ் வந்துட்டே இருக்கும். ஆ, அது ஆமா.
அப்டியா? ஆமா, ஆமா. ஆமாமா, அது நீங்க, தவிர்க்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 100 கால், 50 கால் எங்கே இருந்தாவது வந்துகிட்டே இருக்கும். ஆனா, அது 1 கால் கூட, நமக்கு தொடர்பு இல்லாததா இருக்கும். ம்.
ம். அதனால, இந்த மாதிரி ம் ஆமாங்க, அதனால எனக்கு, அ, நம்பகத்தன்மையா இருக்கிற செயலில மட்டும் தான் என்னோட மொபைல் நம்பரு, மெயில் ஐடி அந்த மாரி குடுக்குறது. அ மீதி இந்த மாதிரி அ, குரூப்ல குடுக்குறது கெடையாது. இருந்தாலும், எனக்கு இன்னொரு செயலியில எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அ அது என்ன அப்டின்னா, நான் செஸ் விளையாண்டுட்டுருக்கும்போது
அது எந்த செயலி? தெரிஞ்சுக்கலாமா? அ.
ஆன்லைன் ல வெளயாடலானு வெளயாண்டேன், அதில சேட் ஆப்ஷன்லாம் இருக்கும். அ, அங்க எனக்கு ஒருத்தரு, அ தோலர் கெடச்சாரு. அ அவரு வந்துட்டு கொஞ்ஜோம்
செரி. ஆ, நான் யாரிட்டியுமே பேச மாட்டேன். நான் வந்து கொஞ்ஜோம் ரெஸ்ட்ரிக்க்ஷன் அப்டின்லாம் சொன்னீங்க. இப்ப ஆன்லைன்ல ஒருத்தர்.
ஆ, இது சாட் பண்ண சாட் பண்ணுவேன். ஆனா, பேச மாட்டேன். 2க்கும் வித்தியாசோம் இருக்குல்ல. ஆமா, ஆமா, ஆமா, ஆமா. அதனால, அங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது, அங்க என்ன தகவல் எனக்கு புதுசா கெடைச்சது? அப்டின்னா, ஆ பினான்சியல் ஃப்ரீடம் இருக்கணும். அப்படிங்கிற வார்த்தையே நான், அப்ப தான் கேள்விப்பட்டேன்.
ஓ! சாட் மட்டும். வாயில இருந்து வார்த்தைகள் வராது. ஆனா, சாட் மட்டும் பண்ணுவேன். இது நல்லா இருக்கே! அ, ம். ம். ஓஹோ!
அ-அப்பறம் இன்வெஸ்ட்மென்ட் ன்னா என்ன? அ-நான் வந்து அப்போ வேலை செஞ்சுட்ருக்குறேன், ஆனா, அந்த பணத்தை வந்து எனக்கு அ-சேமிக்கணும்ன்னு தெரியும். ஆனா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் அப்படீங்கிறது எனக்கு தெரியாம இருந்துச்சு. அ அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதுலருந்து என்ன? எப்படி போய் அந்த அவங்க சொல்லலீன்னா, நான் அதுல அத பத்தினத நான் தேடியிருக்க மாட்டேன். அப்படீன்னே சொல்லலாம். ம்.
அப்படியா! அப்படி என்ன சுவாரசியமா சொன்னாங்க? எதாவது ஒரு ஒரு விஷயத்தைப் பகிர்ந்துக்க முடியுமா?
ம், ம், ம். <smacks lips> "என்ன சொன்னாங்க?" அப்படீன்னா, இப்போ அ நம்ம "எதுவுமே தெரியாது எனக்கு." அப்படீன்னு வெச்சுகோங்க. "எனக்கு எதுவுமே தெரியாது." அப்படீங்கும்போது, "அ post office ல வந்துட்டு ஸ்கீம் இருக்கு, மன்த்லி ஸ்கீம் இருக்கு."இப்ப வந்து அ இப்போ ஒரு லம்ப்சம்மா ஒரு அமௌன்ட் போட்டோம் ன்னா அதிகபட்சம் அ 7.5%க்கு மேல வட்டி வரும், அப்படீன்னு சொன்னாங்க. ஆனா நான் அப்போ இருந்தப்போ என்னோட நிலைமை, அது அப்போ எப்படி இருந்துச்சு? அப்படீன்னா, 3 1/2 % வட்டிக்கு நான் சேவிங் பேங்க்ல போட்டு வச்சுட்டுருந்தேன் எல்லா பணத்தையுமே. அ ஆமா, 3 1/2 எங்கே? 7 1/2 எங்கே? அப்படீங்கிற மாதிரி. <laughs>
ம். ம். சரி, ஆ. ஓ! ஓ! அப்போ அது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா தான் இருந்துருக்கும். <laughs> ஆ அதை சொல்லுங்க. ஆ பாதிக்கு மேல வந்து அதிகமா கிடைக்குது இல்ல? அ
ஆமா. நான் அதுல போட்டு, போட்டு வச்சிட்டிருக்கும் போது, இப்போ இது சொல்றாங்க. இப்போ இந்த post office ஸ்கீம் ஏன் அவர் அதை முதலில் ஆரம்பிக்கிறார்ன்னா, "அ ஸ்டாக் ல போனாவோ, மியூச்சுவல் ஃபண்ட் போனாவோ, அது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்." அப்படீங்கறக்காக, எனக்கு ஒண்ணுமே தெரியாத இருக்குற ஆமா, ஆமா. ம். "அப்பறம் எனக்கும் ஒண்ணுமே தெரியாது." அப்படீங்கறனால, அ சேஃப் அண்ட் அ இது "சேஃப் ன்னா இது தான." அப்டிங்கறதுனால இதை சொன்னாங்க. அ அப்ப நான் முதலில் போய் அங்க போட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா டைவர்சிட்டி அப்படீங்கற எல்லா கான்செப்ட் அதுக்கப்பறம் வருது. அ-அதுக்கப்பறமா தான் அ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் கேட்கிறது. இல்லை, சிப் ன்னா என்னன்னு போய் bank ல விசாரிச்சுட்டு வருகிறது, "அ-அதுல என் எதுல எதுல போடலாம்?" அப்படீன்னு பார்க்கிறது. அதையும் தாண்டி
ஆமா. அது சற்று அபாயம் நிறைந்தது இல்லையா? அதுலல்லாம் போறப்ப. ஆ. ஆ. ம். ம். உங்களோட முதலீட்டு ஆர்வத்தை நல்லாவே அவர் தூண்டி விட்டுருக்காரு. ஆ அது சரி. ஆ.
ஆமாங்க. ம். அ அந்த வாய்ப்பு வந்து, இந்த மாதிரி ஒரு சின்னதுதான். அ நாங்க chess பத்தி பேசப்போயி, அது அப்படியே டைவர்ட் ஆகி, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. <chuckles> ம்.
அ. அ. ஒ பரவாயில்லை. நல்லா ஒரு சூப்பரா பிடிச்சிருக்கீங்க. chess ல ஆரம்பித்து, கடைசியில ஒரு முதலீட்டு தேர்வுகளெல்லாம் நீங்க யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அறிவுப்பூர்வமான அது ஒரு விவாதமா, உரையாடலா அது அமைந்திருக்கு. அ நல்ல விஷயம் தான்.
ஆமாங்க. ம். ஆமாங்க. அது அதுல நிறைய பேர் கிடைத்தார்கள். அதாவது வளி வெளிநாட்டு நண்பர்களும் கிடைக்கிறதால், ஒவ்வொருவர்கிட்டேயிருந்தும் ஒவ்வொன்று எனக்கு தெரிய ஆரம்பித்தது.
ம். அது என்ன chess இது? அது தெரிஞ்சுக்கலாமா? அது என்ன இது?
அது "CHESS dot com" தான் இருக்கும், அவ்வளோ தான்.
என்ன டாட் காம்? புரியவில்லை.
"CHESS.com. "செஸ் அவ்வளவுதான். ஆ, அ, அது போட்டம்னாவே வந்துரும்
"CHESS.com" ஆ, சரி, சரி. அதுக்கு எதாவது நம்ம பணம் செலுத்தி அதுல வ இது பண்ணணுமா?
ஆஹா! பணம் செலுத்துற ஆப்ஷனும் இருக்கு. நான் வந்து ஃப்ரீயாதான் உள்ள இருப்பேன். அ, அது பணம் செலுத்த தேவையில்ல. பணம் செலுத்துனா அது எதுக்குன்னா, அ, அந்த செஸ் பத்தி கத்துக்கிறக்காகத்தான் அந்த பணம் செலுத்துறமாதிரிருக்கும்.
சரி, சரி, சரி. சரி, சரி, சரி, சரி.
ம். கொஞ்சம் நல்லா மேல போறதுக்கு நான் வந்து, கொஞ்சம் எனக்கு பொழுதுபோக்குக்காக விளையாடுறதுக்காக, நான் அந்த அளவுக்கு உள்ளே போக விரும்பல. அதனால பணம் கட்டாம தான் நான் விளையாண்டுட்டு இருக்கிறேன். ம்.
ஆஹா! நல்லது, நல்லது. உங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள்லாம், அங்க ஒண்ணும் தனிப்பட்ட பெயரு உ இது மாதிரி எல்லாம் அபாயம் எல்லாம் அங்க ஒண்ணும் இல்லையில அதுல.
எதுவுமே இருக்காதுங்க. நம்ம சொந்த பேரு வ அதுல வராது. அ நம்மளோட ஃபோன் நம்பர் எதுவுமே அதுல வராது. நம்மளா ஒரு நிக் நேம் வைத்துக்க வேண்டியதுதான். ம். ஆமா, ஆமாங்க. அதனால ஆ அதே
அப்ப நம்ம தாராளமா ஸோ செ செய்யலாம். ஆ. அப்ப நம்ம ஒரு அறிவை வளர்த்துக்கிற அடிப்படையில அத நம்ம அதைப் பயன்படுத்தலாம். ஆ.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அது நம்ம எப்படி பேசுறோமோ, அப்படித்தானே நமக்கும் வந்து நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படிங்கும்போது ம்.
ம். ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா. நீங்க சொல்றதெல்லாம் சரியான ஒரு விஷயம்தான். நண்பர்களைக் கூட ரொம்ப கவனமா தேர்வு செஞ்சு, அந்த உங்களோட பாலிசி க்கெல்லாம் உட்பட்டு, நண்பர்களை வச்சு அவங்கள்ட்ட இருந்து நிறைய தகவல்களை நீங்க வாங்கியிருக்கீங்க. பெரிய விஷயம்தான். லாபகரமா செயல்பட்றீங்க. <laughs>
ம். ம். <laughs> ஆமா, ஆமா, ம். <laughs> அது என்னன்னா? பழகிருச்சு. அ அது 2, 3 வ அ அந்த இது. நம்ம சிறு உரையாடல்ங்கிற அந்த கான்செப்ட்டே அதுலதான் வரும். 2 லைன் பேசுனாவே தெரிஞ்சுரும் அவங்க எப்படி, அப்படின்னு.
ஆமா, ஆமா. தொடக்கத்துல ரொம்ப தயக்கத்தோட அப்படியே ஆரம்பிக்கிறீங்க. அப்புறமா வந்து அவங்க நமக்கு தோதுப்படுவாங்களா? அவங்கள்ட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாமா? அப்படின்னு அந்த உரையாடலை மாத்துறீங்க. அவங்கள்ட்ட இருந்து நிறைய தகவல்களை வாங்கிக்கிறீங்க. ரொம்ப நல்ல விஷயங்க இது. அத சொல்லுங்க. அ உங்கள்ட்ட பேசினா அவங்களே தகவல்களை கொட்டிடுறாங்க போல. ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்கள்ட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு உரையாடல் மூலமா பெரிய வாய்ப்புகள் எப்படி உருவாகுதுங்கிற உங்களுடைய அனுபவத்தை அருமையா சொன்னீங்க. அ உங்கள்ட்ட பேசினது மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்க.
ம். ஆமா. <chuckles> ஆமாங்க. <laughs> அவங்களே குடுத்துர்றாங்க ஆமா ம். ம். ம். ம். ம். எனக்கும் உங்களோட பேசுனதுல மி மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாங்க.